ம், ம்.
இப்போ காலை சாப்பாடு நீங்க அப்பிடி பண்ட்டீங்க. இல்லேங்களா! மதிய சாப்பாடும், அத சே சார்ந்தே நீங்க செஞ்சுருவீங்க. அதே மாதிரி. கொஞ்சம் ஹெவியா செய்வீங்க. இல்ல இப்போ இங்க வந்து ஓட்ஸ் செய்றீங்கன்னா, இதுல வந்து அ வரகரிசியோ! இல்ல தினை அரிசியோ! இல்லாட்டி வந்து ராகி அரிசியோ! நீங்க வந்து அரிசி செய்வீங்க. இல்ல ச சில நேரங்கள்ல கூழ் செய்வீங்க. அந்தமாரி நீங்க வித்தியாசமா செய்வீங்க? ஒரு சொல்லுங்க.
ம். ஆ. ஆமாங்க. அதெல்லாம் ஆ. அதையும் வந்து மதிய வேலையிலயும் வந்து அந்த வரகரிசி இதெல்லாம் வந்து காலைையில பண்ணுவோம். மதியம் வந்து ஒரு கை தான் அரிசி சாப்பாடு. ஒரு ரைஸ் அது ஏதோ வந்து ஒரு எனர்ஜி க்காக அது கொஞ்சோண்டு சாப்ட்டே ஆகணுமாமா. அதனால ஒரே ஒரு கை மட்டும் ரைஸு போட்டு. அவ அந்த இது சோள மாவுல ஏதோ ரொட்டி பண்ணுவாங்களாம். ஜோகர் ரொட்டின்னு. அதுவும் 2 சுட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் 2 வகையான பொரியல் வைக்கணும். ஒரு கூட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் வெள்ளரிக்கா வைக்கணும். ஒரு தயிர் வைக்கணும். 5 முட்டை வைக்கணும். இவ்வளவும் நான் பண்றது தானா கொஞ்சோண்ட்டு, கொஞ்சோண்ட்டு குவான்ட்டி ஆனா வேலைகள் ஆனா பல இதா இருக்கும். அது பரவால்லன்னா ஆரோக்கியத்துக்கு கணவருக்கு தானே பண்றது.
சரிங்க. சரிங்க. கண்டிப்பாங்க. சரிங்க. கண்டிப்பா. ஆனா, நீங்க சொல்றத பார்த்தா, இந்த வேலைகள்லாம் நீங்க காலையில ஆரம்பிச்சு காலையிலேயே முடிக்கிறமாரி தெரியலேயேங்க. நீங்க முந்தின நாளே செஞ்சு வச்சிருப்பீங்களா? சில கட் பண்றதெல்லாம் முந்தின நாளே செஞ்சு வச்சிருப்பீங்களா?
அப்புட்னா நாங்க சாப்பிடவே மாட்டேங்க. முன்னா நாள் எனக்கே புடிக்காது. இந்தமாரி பழைய இது சாப்புட்றது. காலையே டக்கு டக்கு ம்.
இல்ல, இல்ல. பழைய இது கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இப்ப கேரட் பொரியல் செய்றீங்க. அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் செய்றீங்க அப்பிடின்னா. அதெல்லாம் ரொம்ப நிறைய வேல இருக்கும். கட் மட்டும் பண்ணி ஃபிரிஜ்ல வச்சுட்டு அடுத்த நாள் செய்வீங்களான்னு கேட்கிறேன் நானு.
ஆமா அ. இல்ல, இல்ல. அப்பிடிலாம் இல்ல. அப்பிடிலாம் இல்ல. அதெல்லாம் கட் பண்ண மாட்டேன். அந்த நேரத்திலே பண்ணி முடிச்சுருவேன். ஏன்னா கு அது குவான்டிட்டி வந்து ரொம்பவும் கம்மியா இருக்குல்ல. அதனால நான் வந்து டக்கு டக்குன்னு பண்ணி சுலபமா முடிச்சுருவேன். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது.
ஆமாங்க. சரிங்க, சரிங்க. ஓகே. ஆனா இப்போ. உங்க கணவர் வந்து ரொம்ப குடுத்து வச்சவர்ன்னு நெனைக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டவர்ன்னு நெனைக்கிறேன் <chuckles> நீங்க வந்து அவ்ளோ வேலைய 9:00 மணிக்குள்ளே செஞ்சு, உங்க கணவர வந்து நீங்க வேலைக்கு அனுப்புறீங்கள? நீங்க. அ ரொம்ப வேகமா வேல பார்ப்பீங்க. அப்புறம் வெகு சீக்கிரமா கால எழுந்திருப்பீங்க. எல்லா வேலையும் நீங்கள எழுத்து போட்டு பண்ணுவீங்கங்கிறமாரி ஒரு, ஒரு கற்பன எனக்கு இருக்கு உங் மேல.
ம். <lip trill> அதனால அப்பவே காலைையில எ. <laughs> அப்புட்லாம் இல்லங்க. <laughs> ம்ஹ்ம். அது என்னமோ ம். அதெல்லாம் இல்லங்க ஒரு 7:00 மணிக்கு தான் ஆரம்பப்பேன். காலை உணவு வந்து டக் மொதல்ல முடிச்சுவச்சு அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு இதலாம் பண்ணுவேன். அப்பயே என் கணவன் திட்டுவாரு. அவரு மதியம் தான் வந்து சாப்புட வருவாரு இத்தனைக்கும் 3:00 மணிக்கி. ஆனா, நான் காலைய வந்து பண்ணி வச்சா, நம்மளுக்கு கொஞ்சம் வேலைகள் அதுக்கப்புறம் கொஞ்சம் இதா இருக்கும்ல. ரிலாக்ஸா இருப்போமேன்னு சொல்லிட்டு ஆ முன்னாடியே வந்து நான் பண்ணி வச்சுருவேன். அது எனக்கு சுலபமாவே இருக்கும். டக்கு டக்கக்குன்னு பண்ணி வச்சுருவேன். கடைசியா, ம்.
சொல்லுங்க மேற்கொண்டு. கண்டிப்பா. அப்பிடிங்களா! சரி. நிச்சயமா. கண்டிப்பா. இப்போ நீங்க வந்து கணவருக்கு வந்து சாப்பாடு மதிய வேலை சாப்பாடு வந்து அவர் வ வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாரு. அப்பிடி சொல்றீங்க இல்லேங்களா!
ஆமாங்க. அவர் வந்து இததான் சொன்னேல, இந்த டயட்ல இருக்கனால கடை உணவுெல்லாம் சாப்பிட மாட்டாரு. வீட்ல வந்து தான் சாப்பிடக்கூடிய ஒரு தருணமா இருக்குமா! அப்ப நம்ம பண்றப்ப இந்த சாப்பாடு மட்டும் அவருக்கு அப்போதைக்கு ஒரு 12:00 மணி 1:00 மணி போல வச்சுட்டு. இந்த முட்டையும் அப்ப அப்ப சூடா சாப்டட்டா தானே நல்லாருக்கும். அதனால அத 2 ம் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்குவேன். மத்த எல்லா காய்கறிகள், அ இந்த பொரியல் எல்லாத்தையுமே அப்பயே காலையில முடிச்சுருவேன்ம் கொழம்பெல்லாம்.
சரிங்க. நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா.